ஆமாமா, கண்டிப்பா, கண்டிப்பா! அவரு போய் டீ அ டீ வச்சு கொண்டு வராரு, கூட வந்து ஏதாவது ஸ்பெஷலா ஸ்நாக்ஸ் இருக்கு அப்படின்னா, "ஓ! ஏதோ சண்ட வந்து நடந்திருக்கு! அது சமாதானம் ஆக போது." <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாதிரி தான் இருக்கு, இப்ப நீங்க சொல்லும் பொழுது கூட. <chuckles>
சண்ட நடந்துருக்கு. இப்ப சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு அப்படின்னா அர்த்தம் இல்லையா? கண்டிப்பாங்க. இப்போ அதே மாரி தான் வந்து, அ ய எங்களுக்கு ஒரு குழந்த இருக்கு. அந்த குழந்தைகிட்ட வந்து நாங்க சண்ட போடுவோம். நெறைய விஷயம் அந்த பாப்பாவும் வந்து நல்லா சண்ட போடுவா. அ பயங்கரமா வந்து, அ, இத்ஷ் அவரும் சொல்வாரு, கணவரும் "என்ன? உன்ன மாரியே சண்ட போடுறா. எப்படி இருக்கு." டிஃபால்ட் ஆவே இருக்கு போல அப்படில்லாம் சொல்வாங்க. அப்ப வந்து அவ, சண்ட போடும்போது, அ, அவகிட்ட வந்து நானு, "சரி பாப்பா, நீ சண்ட போடாத. நான் வந்து இன்னைக்கு உனக்கு பிடிச்ச வந்து மிட்டாய் வாங்கி தறேன். இல்ல வந்து, இந்த விஷயம் வந்து நானு செஞ்சு தறேன்" அப்படின்னு சொன்னா உடனே வந்து சிரிப்பாங்க. அவ்ளோ நேரம் அவ்ளோ ஆக்டிங் பண்ணிக்கிட்டுருப்பா. ஒரு நடிப்பு, இது மாதிரி அதுக்கப்புறம் உடனே சிரிப்பா. அப்போ ஒகே. அப்படின்னு சிரிச்சுட்டு போவா! <chuckles>
சரி, சரி. <chuckles> அதுதான், அதுதான். ம்ஹ்ம். <chuckles> அப்ப அந்த சண்டையே வந்து, அந்த பொருள் நமக்கு கிடைக்கும்ங்கிறதுக்காக தான் போலயே, உங்கள மாதிரியே. <chuckles>
கண்டிப்பா. அவ அத புரிஞ்சுகிட்டாங்க. அந்த குழந்த என்ன பண்றா, அப்படின்னா, சண்ட அப்படின்னு வருது அப்படின்னா, இவங்க சமாதானம் பண்ண வந்து சில விஷயங்கள்லாம் வாங்கி தர்றாங்க. அப்ப நம்ம சும்மாவே, இதுக்காகவே சண்ட போடலாமே, அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டாங்க!
ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான், அதுதான், அதுதான். அ, அதாவது அதிகமா நீங்க அப்ப சண்ட போட்டு சாப்ட்ட உணவுனா, அந்த பிரியாணியா தான் இருக்குமோ?
கண்டிப்பாங்க. பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து, அந்த முட்ட பஃப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அது! அ, அதுக்கப்புறமா வந்து இந்த 2 ஆமா, இடத்த பொறுத்து!
<chuckles> சரிங்க. ஆமா, ஆமா. ஒ. இந்த இடத்த பொறுத்து. எந்த இடத்துல இருக்கீங்களோ அந் அங்க இருக்கிற உணவு, அந்த இத பொறுத்து என்ன கிடைக்குமோ எளிமையா. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா! ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்க வீட்லலாம் சண்ட வந்ததுன்னா நான் கடையில சாப்பிடற விருப்பம் இல்ல. நான் தான் சமாதானமாயி அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கணும். ஏன்னா என்ன சண்ட வந்தாலும் அவர் வாய திறந்து பேசவே மாட்டாரு. நான்தான் பேசணும், நானே திட்டிக்குவேன். மறுபடியும் நானே வந்து அன்னைக்கு, அவருக்கு பிடிச்ச அதிகபட்சம் இப்ப தோசையே செய்கிறோம்னா, முட்ட தோசை இருக்கும். இல்லனா அவருக்கு பிடிச்ச ஏதாவது இருக்கும். ஆமா, அந்த மாதிரி வந்து செஞ்சுதான் அந்த சண்டைய வந்து சமாதானப்படுத்தி ஆகணும். வேற வழியே இல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலயுமே அந்த சண்டைக்கும் அந்த மன்னிப்பு, அந்த மன்னிப்ப வந்து வாயில கேட்கிறத விட, ஒரு உணவு மூலியமா அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்து கேட்கிறது கொஞ்சம் எளிமையா இருக்கும்னு நெ
கரெக்ட் தாங்க. நிச்சயமாங்க. சூப்பருங்க! அ, இல்லன்னா அவருக்கு பிடிச்ச சட்னி, அந்த மாதிரி. கண்டிப்பாங்க.

கண்டிப்பாங்க. அதே மாதிரியே வந்து அ இன்னொரு தடவ வந்து, என்ன பண்ணாரு? அப்டின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம். அ இதே மாரி வந்து அ அப்பயாச்சும் வந்து, நாங்க வந்து இந்த அலைபேசியில வந்து சண்ட போட்றதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா, அதே வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து நேர்ல இருக்கும்போது, இன்னும் வந்து சண்டைகள் வந்து நேரிலேயே வந்து, பயங்கரமா இருந்தது. அப்டி இருக்கப்ப வந்து என்ன ஆச்சு? அப்டின்னா, ஒரே நகைச்சுவையா தான் இருந்தது. என்ன அப்டின்னா, நான் வந்து சண்ட போட்டேன் அப்டின்னா, எனக்கு புடிச்ச உணவ அவர் எதிர்ல உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு.
சரி. ம்ஹ்ம். அச்சச்சோ! அஹ. <laughs> அப்டியே ரிவென்ஞ்ச் எடுத்த மாதிரியா? அதான்.
ஆமாங்க. அ நீ சாப்பட்டா என்ன? சாப்பிடலன்னா என்ன? அதாவது, அன்னைக்கு வந்து ஆனா, சாப்பாடு இருக்கும். இரவு எங்க வீட்ல வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனாலுமே வந்து வேணும்ட்டே வந்து, எனக்கு என்ன அ உணவு புடிக்குமோ அத வாங்கிட்டு வந்து அத அவர் சாப்ட்டுருவாருங்க!
ம்ஹ்ம். கண்டிப்பா. ஓ! உங்களுக்கு வைக்க மாட்டாரு!
கண்டிப்பா ஆமா. அப்ப வந்து அப்டி தான் வந்து, இல்ல மொதல்ல வந்து அப்டி தான் சொல்வாருங்க அதுக்கப்புறமா அது வந்து வெச் வெச்சிருப்பாரு. மறச்சு வெச்சிருப்பாரு. இந்தா, நான் வந்து சும்மா தான் சொன்னேன். உன்ன வந்து வெறுப்பேத்த தான் இந்த மாரி எல்லாம் பண்னே. இனிமே இந்த மாரி சண்டை எல்லாம் போடாத.
ஐயயோ! அ, அ. சரி, சரி. சரி. ஓ, ஓ. அதாவது, ஆமா. புரிஞ்சுக்க முடியுது. காதலிக்கும்போது எங்க இவ விட்டுட்டு போய்ருவாளோன்னு மொதல்ல உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி உங்கள சாப்பிட வைக்கிறது. அதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இவ சண்ட போட்றா. இவ எங்கேயும் நம்மை விட்டுலாம் போமாட்டா. மொதல்ல பிடிச்சத வாங்கிருவோம். நம்ம வயிறார சாப்ட்டுக்கலாம். கண்டிப்பா. ம்ஹ்ம்.
கண்டிப்பாங்க. நிச்சியமாங்க. ஆமாங்க. அந்த ஆண்களோட குணமே பாத்தீங்களா? எப்பவுமே வந்து காதலிக்கிறதுக்கு முன்ன இந்த சொல்வாங்க இல்லையா? "வாழைப்பழம் மாரி பேசினாங்க மேம்" அப்டின்னு சொல்வாங்க. அதே மாரி தாங்க. நல்லா தேனா பேசுவாங்க. அதுக்கு அப்புறமா வந்து, அவ் கெடச்சிருச்சுன்ட்டு வந்து ஒரு மெதப்பு இருக்கும்! அவுங்களுக்கு. "பரவாயில்லையே" அப்டடீன்ற மாரி இல்லையா?
ஆமாமாமா. <laughs> கண்டிப்பா. ம்ஹ்ம். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா.

நாங்க வந்து காதல் செய்யும். அந்த, க அதாவது திருமணத்திற்கு முன்பு. அ அப்ப என்ன ஆச்சு? அப்டின்னா, நெறைய விஷயங்கள் நான் வந்து ஏதாவது சண்ட போட்டோம். இல்ல பயங்கரமா சண்ட போட்டோம்னு அப்டின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடாம இருப்போம். இல்லையா? இந்த மாரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அப்ப வந்து
ம்ஹ்ம். கண்டிப்பா. ஆமா. அதில தான் நம்ம காட்ட முடியும். நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன். <laughs> கண்டிப்பா. ம்.
அதேதான். கண்டிப்பாங்க. அப்ப அத தான் நம்ம வந்து ஒரு ஆயுதமா எடுத்துப்போம் சாப்பிடாம. ஆ, அப்ப என்ன ஆகும்? அப்டின்னா, இதே வந்து எனக்கு எனக்கு வந்து மத்தவங்க எப்டின்னு தெரியல. நெறைய பேர் நான் கேட்கும்போது, அதான் சொல்லுவாங்க. பெண்கள் அதிகமா இந்த ஆயுதத்த எடுப்பாங்க. ஆண்கள் அந்த ஆயுதத்த எடுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சாப்ட்டுருவாங்க.
ஆமா. அரும. ஆமாமா. அதாவது அவங்களுக்கு வந்து இதுவும் ஒரு வேல மாரி தான். நமக்கு அது மட்டும் தான் வாழ்க்க மாதிரி இருக்கும். கண்டிப்பா.
கண்டிப் அப்ப என்ன ஆச்சு? அப்டின்னா, நான் நெறைய தடவ வந்து சண்ட போடும்போது என்ன பண்ணுவேன்? அப்டின்னா அ கேப்பாங்க. கேக்கும்போது நான் சாப்பிடல அப்டின்னா சொல்லுவேன். அப்ப வந்து 1 தடவ வந்து என்ன பண்ணாங்க? அப்டின்னா, அ நான் சாப் 1 தடவ கேட்டாங்க நான் சாப்புட்லன்னு சொன்னேன். அப்டியே விட்டுட்டாங்க.
ம்ஹ்ம்.
அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு பயங்கரமா கோவம் வரும் இல்லையா? "அது எப்டி நான் சாப்பிடல அப்டின்னு சொன்னா, நீ வந்து கேக்கல. அட்லீஸ்ட் வந்து ஏதாச்சும் வாங்கியாச்சும் குடுத்துருக்கலாம்" இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல்ல. அப்போ
ஆமா. ஆமா. "சாப்பிடலனா அப்ப நீ அப்டியே விட்டுட்டு போயிருவியா?" அப்டின்னு அடுத்த சண்ட. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆ. அதே தாங்க. அப்ப என்ன ஆச்சு? அப்டின்னா, அடுத்த தடவ அ அது 1 டைம் நான் வந்து அ சாதாரணமா வந்து ஆ நாங்க பேசும்போது சொல்லி காம்ச்சுட்டேன். ஆ அத வந்து அவர் மனசுல வச்சுக்கிட்டாரு. அப்போ வந்து இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு அப்டின்னு சொல்லி, என்ன பண்ணாரு? அப்டின்னா அடுத்த தடவ வந்து நானு அ சண்டை போட்டாங்க. அப்ப நான் வந்து வேற ஒரு இடத்துல இருந்தேன்.
ம்ஹ்ம். சரிங்க.
அவரும் வந்து வேற ஒரு இடத்துல இருந்தாரு. அப்ப வந்து சண்டை போடும்போது
வேற, வேற இடத்துல இருந்தாலும் சண்ட மட்டும் நடந்துட்டே இருக்க எப்பவும் போல. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாமா.
ஆமா. அது வந்து குறையே இல்லங்க. பஞ்சமே கிடையாது நம்ம வாழ்க்கையில இல்லையா? அப்ப வந்து நடக்கும்போது, என்ன பண்ணனா நானு வந்து கேட்டாரு. ஆமா நான் சாப்பிடல அப்டின்னு சொன்னேன். சாப்பிடல அப்டின்னு சொன்னோனே, அ கொஞ்ச நேரத்தில வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. ஃபோன்ல. என்ன அப்டின்னா, அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அ ஆன்லைன் அந்த உணவு இதுல இருக்கு இல்லையா, அதுல வந்து அவர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு.
ஆமா, ஆமா.